இப்போ இந்த கைபேசி ஆகட்டும், இல்ல தொலைக்காட்சி ஆகட்டும் இப்ப வந்து நம்மளால இந்த குழந்தைங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது வந்து ஆ முற்றிலுமா மறுக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு கு குறைவான நேரம் வந்து நாம குடுக்கலாம், அத வந்து எப்டி நம்ம கொண்டு வர்றது? அப்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏனா நெறைய குழந்தைங்க அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அடம்பிடிப்பாங்க. அப்படி பாக்கும்போது நீங்க உங்க குழந்தைகளுக்கான நேரத்த அந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து எப்படி வந்து கையாளுறீங்க?
கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. முதல்ல, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்தா தான் நம்ப சொல்றத வந்து பிள்ளைகள் வந்து ஃபர்ஸ்ட்டு கேப்பாங்க. மொதல்ல, நாம்ப வந்து இந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து நம்ப வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ப கட்டுக்குள்ள வச்சிருக்கிறத அவங்க வந்து முதல்ல பார்க்கணும். பார்த்தா தான் "அம்மா, அப்பா வந்து கொஞ்சம் நேரம் தான், உபயோகப்படுத்துறாங்க. அதேமாரி அவங்க அதுல என்னென்ன பார்க்குறாங்க? வேலை விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. தேவை இல்லாம தன்னோட நேரத்த வந்து ஏதாவது, பார்த்து இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து வீணடிக்கிறதில்ல." அப்படின்றத நம்பகிட்டேருந்து ஆரம்பிச்சு கொழந்தைங்களுக்கு காட்டணும்.
ம். ஆ. ம். அ இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம குறைவா பயன்படுத்தினா, அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்கன்னு. ஆனா, குழந்தைகளுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குமா? அதாவது, அம்மா வந்து இதுதான் பாக்குறாங்க. அவுங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு நம்ம கைபேசி பாக்குறோம் அப்படீங்கிறது தான் தெரியுமே தவிர, அந்த நேர இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, இதுதான் பார்க்குறாங்கன்றது புரியுமா? குழந்தைங்களுக்கு.
இப்டி ம். புரியாது தான். அது தான் நான் சொல்றேன். புரியாது. நம்ப வந்து புரிய வைக்கணும். நம்ப ஏதோ ஒண்ணு பார்க்கும் போது, அவங்கள கூப்ட்டு உட்கார வச்சு, பக்கத்தில வச்சு காட்டணும். "இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி வேலை விஷயமா வந்து, ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். இது 1 மணி நேரம் ஆகும். இத முடிச்சதும், அம்மா வந்து அடுத்த வேலைக்கு வந்து போயிடுவேன். தேவையில்லாம எதுவும் பார்க்க மாட்டேன்." அப்படீன்றத புரிய வைக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு காட்டலன்னா, அவங்க என்ன நெனைச்சிட்டு இருப்பாங்க? "அம்மா வந்து ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இல்ல, படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க." அப்படி நெனைப்பாங்க. "அப்போ, நாம்ப பண்ணா என்ன?" அப்படீன்ற மாரி யோசிப்பாங்க.
ம். ஆ. ம். ம். ஆ. ம். ஆமா.
அவங்களுக்கு தொலைபேசி மொதல்ல எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு, அதுக்கான காரணத்தை நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம், வேற எங்கெங்கலாம் போய் இது வந்து நிக்குதுன்றது சொல்லணும். அந்த விழிப்புணர்வை வந்து நம்ப குடுக்கணும். தொலைபேசின்றது நம்ப இன்னொருத்தருக்கு வந்து தொடர்பு கொள்றதுக்காகவும் வெகு தூரத்தில இருப்பாங்க, அவங்கள ஒரு தொடர்பு கொண்டு பேசறதுக்கோ, நம்பளோட அன்பை பரிமாறிக்கிறதுக்கோ பயன்படுத்தலாம். அத தாண்டி எதாவது ஒரு சில விஷயங்கள், "நம்ப வந்து இப்ப வகுப்புகளுக்கு போய் படிக்க முடியல." அப்படீன்றப்போ இணையதளங்கள்ல உட்காந்து படிக்கிறதக்காக, இது ஒரு நல்ல கல்வி தளமா நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம்.
ஆ. கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா.
இதுக்காக தான். அப்புறம் இந்த கரண்ட் பில் கட்றது, கேஸ் பில் கட்றது அதுக்கெல்லாம் வந்து, நம்ப வந்து இந்த வீட்ல உட்கார்ந்தபடியே இந்த செயலிகள் பதிவிறக்கம் பண்ணி, நம்ம பண்ணிக்கலாம். இப்போ, இந்த தொலைபேசின்றது இதுக்கு தான் வந்து வடிவமைக்கப்பட்டது. இந்த மாரி நம்பளுடைய வேலை நேரம் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, அலையக்கூடாது, இங்கேருந்து போயி 1 நாள் ஃபுல்லா நின்னு கரண்ட் பில் க்யூவில நின்னு கட்டக்கூடாதுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான், இதெல்லாம். ஆனா, நம்ப இதிலேயே வந்து மணிக்கணக்கா, நாள் கணக்கா வந்து நேரம் செலவு பண்றோம்.
ம். ஆமா. ம். கண்டிப்பா. ம்.
10 மணி நேரம், 12 மணி நேரம். இங்கேருந்து உட்காந்து ஒரு கேஸ் பில்லு 10 நிமிஷத்துல கட்டிட்டு, ஆனா அடுத்த ஒரு 4 மணி நேரம், அதுல நேரம் வீண் பண்றதுக்கு, நம்ம நேராவே போய் கட்டி வாங்கின்னு வந்துருக்கலாம் இல்லையா?
ஆமா. கண்டிப்பா.
இந்த மாதிரி தெளிவ கண்டிப்பா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது தான், அது நமக்கு தேவையா? தேவ இல்லையான்றத அவுங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல கண்டிப்பா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். ஆரம்பத்துல அவுங்களுக்கு பிடிச்ச மாரி சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் அதட்டி சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது தான், அவங்களா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேரா எடுத்துட்டு போயிட்டு உபயோகப்படுத்தாத, உபயோகப்படுத்தாதன்னா, அவங்க என்னத்துக்கு நெனைப்பாங்க? அவுங்களுக்கு அத நோண்டணும் நோண்டணும்ன்னு தான் ஆசையா இருக்கும்.
ஆமா. கண்டிப்பா. டிப்பா. கண்டிப்பா. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. நாம வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கும் போது, குழந்தைங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் குழந்தைகளுக்கு புரிய வக்கிறதையும் அழகா சொன்னீங்க. இப்போ நாம வந்து, "கொஞ்சம் நேரம் ஆரோக்கியமான ஸ்க்ரீன் டைம் வந்து நல்லது தான்." அப்படீன்னு ஒ மருத்துவர்களே சொல்றாங்க. "ஓரளவுக்கு வந்து காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு." அப்படீன்னு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 குழந்தைக்கு காமிக்கும்போது, அத வந்து ஆஃப் பண்ணோம் அப்படீன்னா, அவுங்க வந்து அதை ஏத்துக்க மாட்றாங்க. சண்டை போடுறாங்க. "நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும்" அப்படீன்னு. அது வந்து நீங்க எப்படி கையாளுறீங்க?
ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. அதாவது இவங்களுக்கு ஸ்க்ரீன்நேர குடுக்க வேண்டியது முக்கியம் தான். நா என்னா பண்ணுவேனா, இவங்க பள்ளி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 1 கொஞ்ச நேரம் விளையாடுறீங்களா? விளையாடுங்க. இல்லையா கொஞ்ச நேரம் வந்து ஏதோ ஒரு படம் பார்க் ஏதாவது ஒரு சீரிஸ் பார்க்குறாங்க, இல்ல கொஞ்சம் நேரம் நோண்டுறீங்களா? நோண்டுங்க. ஆனா உங்களுடைய நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ நா சொல்லிடுவேன். இத முடிச்சுட்டு நீங்க ஏதோ டீயோ, காஃபியோ குடிச்சுட்டு நீங்க அடுத்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, படிக்கிறதுக்கு உட்காரணும். இதையே வந்து முழுக்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி நா சொல்லிடுவேன்.
ம். ஆங். சரி. ஆமா.
அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி அவங்க வார நாட்கள்ல இருந்தாங்கன்னா, நான் வார இறுதி நாட்கள்ல வந்து ஒரு 2 மணி நேரம் உபயோகப்படுத்தலாம் அப்டின்ற மாதிரி ஒரு சில ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சிலதெல்லாம் சொல்லும்பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சரி அப்படின்ற மாரி அந்த நேரத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துவாங்க. அதே மாதிரி நா அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு நானும் பாப்பேன்.
ஆ. சிறப்பு!
யார்கிட்ட பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? என்ன பார்க்குறாங்க? அது நா கூட உட்கார்ந்து பாப்பேன். அப்டி இல்லனா கூட அவங்க போனதுகப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரில இருந்து பாப்பேன். ஏனா, நம்ப அவங்கள கவனிக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடம.
ஓ! கண்டிப்பா கண்டிப்பா. ஆ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நா குறிப்பிட்டா அவங்க அதுக்கப்புற பார்க்க மாட்டாங்கனு. அந்த பழக்கத்த வந்து உடனே உங்களால கொண்டு வர முடிஞ்சதா? எப்படி எல்லா ஏமாத்துனீங்க குழந்தைகள? அந்த அவ்ளோ தான் பார்க்கனு அப்டீன்ற ஒரு கட்டுப்பாட்ட கொண்டு வர்றதுக்கு.
ம். அது வந்து ரொம்ப கஷ்டம் தான், இந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு. நான் வந்து சொல்லிட்டேன், "இதுக்கு மேல இது உபயோகப்படுத்தினா, உனக்கு தான் நேரம் வீணாகும். உனக்கு தான் வந்து படிப்பில அடி வாங்கும். மார்க்கு கம்மியாகும். நீ தான் நாளைக்கு வந்து எதிர்காலத்தில கஷ்டப்பட போற. நாங்க ஒன்னும் கஷ்டப்பட போறதில்ல." அப்படின்ற மாதிரி நான் அப்பப்போ கொஞ்சம் திட்டுவேன். அப்பப்போ இது பண்ணும்போதே கொஞ்சம் பயந்துகிட்டு, நான் திட்டுவேன்றதுக்காகவே பயந்துகிட்டு வந்து எடுத்து ஓரமா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆமா. ம். ஆ. பரவால்ல. அ இப்ப நீங்க சொன்னீங்க. "நான் நீங் குழந்தைங்க பார்க்கிறத வந்து, நான் என்ன பார்க்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன்." அப்படின்னு. ஆனா ஆரம்பத்தில வந்து நாம தான் அவங்களுக்கு வந்து இது இத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் குடுத்திருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு கைபேசியோ, இல்ல வந்து ஒரு தொலைக்காட்சியோ குழந்தைங்க என்ன மாதிரி விஷயங்கள வந்து பார்க்கலாம்? அது அவங்க மனநலத்துக்கும், உடல் நலத்துக்கும் நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். ம். கண்டிப்பா. அவங்க வந்து இந்த கார்ட்டூன் மாதிரி படங்கள பார்க்கும்பொழுது, ஒரு நல்ல கதை இருக்கக்கூடிய, ஒரு கதய வந்து பார்க்கணும். சும்மா ஏதாவது பொருட்கள வாங்கி வச்சு, இந்த விளையாடுறது மாதிரில்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா, அவங்களும் அந்த விளையாட்டு பொருள்லாம் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. வீட்டில வந்து சண்ட போடுவாங்க, கேட்பாங்க. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல கருத்து இந்த YouTubeலே பார்த்தீங்கன்னா மருத்துவர்களே வந்து நிறைய வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேனல் வந்து உங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க. அவங்களுடைய இன்டர் பர்ஸ்னல் ஸ்கில்ஸ் வளரும். அவங்களோட இது வந்து வளரும். அவங்க யோசிப்பாங்க. இந்த மாரில்லாம் ஒரு விஷயங்கள் நாம்ப தேடி தேடி நம்ப தான் அவங்களுக்கு காட்டணும். அவங்களும் நம்ம வந்து செலக்ட் பண்ண வைக்கக்கூடாது. கண்டிப்பா.
ஆ. ம். ஆமாமா. ஆமா. ம். ஆமா. கண்டி ஆ. இப்போ நீங்க இப்படி சொல்லும்போது சொல்லுங்க.
இந்த மாத் ம். இந்த மாதிரி காட்றப்போ, அவுங்களுக்கு ஒரு சில நல்ல கருத்துகளும் எடுத்துப்பாங்க. இப்போ கை சாப்ட்டதும் கை கழுவணும், பாத்ரூம் போய்ட்டு வந்து கை கழுவணுன்னு, வாயால சொல்லாம, இப்போ அத வச்சு ஒரு பாட்டுலாம் வருது.
ஆமா.
இப்போ பொம்மை படங்கள வச்சு பாட்டுலாம் வருது. அந்த மாரி போட்டுக் காட்டும்பொழுது, நம்பளும் அத அவங்க கூட சேந்து பாடும்பொழுது, அவங்களும் அத ரொம்ப ஈஸியா பின்பற்றுறாங்க. என் குழந்தலாம் அப்டி தான் பின்பற்றினாங்களே. அந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து, "வாஷ் யூர் ஹேண்ட்ஸ், வாஷ் யூர் ஹேண்ட்ஸ்!" அப்டின்னு பாடிக்கிட்டே கழுவுவாங்க கைய.
ஓ! அருமை. ஆ. <chuckles> .ஓ, பரவால்ல, அது ஒரு நல்ல பழக்கத்தயும் கத்து குடுத்துருக்கு. அ, இப்ப வந்து நம்ம இந்த ஃபோன் கூட, அதாவது கைப்பேசி கூட, சில நேரங்கள்ல நம்ம தனிமையா இருக்கும்போது, பெற்றோர்கள் வந்து நமக்கு விருப்பமானத பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா, இப்போ தொலைக்காட்சி அப்படிங்கிறப்போ, இப்போ வீட்ல பெரியவங்க இருப்பாங்க அப்டின்னா, அவுங்க ஏதோ ஒரு நாடகம் பாக்குறதோ, இல்ல நாமளே வந்து ச ஒரு திரைப்படம் பாக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்ப அது குழந்தைங்களுக்கு அது ஏத்ததா இல்ல அப்டின்னா, அத எப்படி கட்டுப்படுத்துவீங்க?
ம். ம். ம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவுங்க இருக்குறப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பாக்க மாட்டேன். இந்த நாடகலாம் அப்டி பாக்கறதா இருந்தா, சமைக்கும்பொழுது ஓரமா எங்கனா ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டே சமைப்பேன். ஏன்னா, அவங்களும் பாத்துட்டு, அத பாக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து கைபேசிலயே பாத்துருவேன். அவுங்க வந்து ஏதோ ஹோம்வொர்க் பண்றாங்க அப்டின்றப்போ, இப்போ படம்லாம் பாக்குறேன் அப்டின்னா, நான் அந்த படத்தை வந்து கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணுவேன், அதனுடைய ரிவ்யூஸ்லாம் பாப்பேன்.
ஓ! அருமை. <laughs> ஆ. ஆமாமா. ஓ! ஆ. ஓ! சரி.
இந்த மாரி நல்ல கருத்து இருக்கா? அடிதடி இல்லாம இருக்கா? ஆபாச வார்த்தைகள்லாம் இல்லாம இருக்கா? இதெல்லாம் பாத்துட்டு இவுங்களோடு உக்காந்து பாக்கும்போது, ஒரு நல்ல படம், ஒரு குடும்ப படம் மாதிரி தான் கொஞ்சம் எடுத்து நான் பாப்பேன். இந்த அடிதடி இருக்கிறது, ரொம்ப கெட்ட பழக்கங்கள வந்து இங்க வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய படங்கள, நான் இவங்க இல்லாத நேரத்தில, இவுங்க பள்ளி போன நேரத்தில தான் பாப்பேனே தவிர, இவுங்க இருக்கும்போது பாக்க மாட்டேன். ஏன்னா அந் அதே மாரி அந்த படம்லாம் இவுங்க பாக்கவே கூடாதா? பாக்கவே மாட்டாங்களா? அப்டின்லாம் கிடையாது. நம்ப காட்லன்னா கண்டிப்பா அவுங்க வேற எங்கயாவது பாப்பாங்க. அதனால நான் இந்த மாரி ஏதாவது தப்பான சீன் வருது அப்டின்னா, நான் சொல்லுவேன், "இந்த மாரி வந்து இதெல்லாம் தப்பு." இப்போ வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிற மாரி ஒரு சீன்லாம் வருதுனா, "இதெல்லாம் தப்பு, இது வந்து க இவுங்கலாம் வந்து அம்மா, அப்பா பேச்சை கேட்காம இவுங்க மாரி இப்டி ஆயிட்டாங்க," அப்டி இப்டின்னு எதாச்சும் சும்மா நம்ப சொல்லுவோம் இல்லையா, அவுங்கள பயமுறுத்த!
ம், ம். ம். ஓ! அருமை, அருமை. ம். ம். ம். ம். மை. ம். ஆமா.
அந்த மாரி சொல்லுவேன். அப்புறம் அவுங்களே வந்து அடுத்த வாட்டில்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அம்மா! அவுங்க வந்து பாட் பாய்ஸ்ம்மா, இந்த மாரி எல்லாம் பண்றாங்கம்மா." அப்பிடின்றமாரி சொல்லுவாங்க. அப்போ இத பார்த்தா தப்புன்னு, நான் அவுங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல இவுங்கள நான் வந்து கையாளுவேன்.
ஓ! ஆ. ஓ! ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம வந்து அத பாக்கவே கூடாது அப்பிடின்றத தாண்டி, பார்க்குற வேண்டிய சூழல் வந்ததுனா, அதோட தப்ப எடுத்து சொல்லும்போது குழந்தைங்க இன்னுமே இன்னும் சொல்லப்போனா, வேற இடத்தில பார்க்கும்போது கூட அவுங்களுக்கு தெரியும். "ஓ! அம்மா இது தப்புன்னு சொன்னாங்க. இல்லயா?" அப்பிடின்னு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ இப்ப எனக்கு இது 1 தோணுது. நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் நேரத்த குறைக்கிறதுக்காக, வேற வேற விஷயங்கள வந்து குழந்தைங்கள ஈடுபடுத்துவோம். வரையிறதோ, விளையாட்றதோ அந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன பழக்குறீங்க?
ம். கண்டிப்பா. அவுங்களுக்கு வந்து அ விளையாட்றதுக்குமே வந்து நான் கொஞ்சம் நேரம் குடுப்பேன். அதே மாதிரி இப்போ சில நேரங்கள்ல அவுங்கள என்னால வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா, என்னோட உறவினர்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து கூட்டிட்டு போவேங்க.
அருமை!
அங்க கூப்பிட்டுட்டு போகும்போது, இவுங்க இதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட பேசுறது, விளையாட்றது, அங்க உறவினர்கள் வீட்ல எதாவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவுங்களோட விளையாட்றது, அந்த மாதிரில்லாம் நடக்கும்.
அ ஆ. அ ரொம்ப.
அப்போ, இவங்க இதிலருந்து ஓரளவுக்கு, முற்றிலுமா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இதிலருந்து விடுபட்டுடுவாங்க, என்கிட்ட அவங்க வந்து கேட்கவும் மாட்டாங்க.
பரவாயில்ல, ரொம்ப நல்ல யோசனை பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கிறதுனால, நீங்க அழைச்சுட்டு போறீங்க, அப்போ எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் நேரம் வந்து குறையுது.
ம். ஆமா, கண்டிப்பா, ஏனா நாம எந்நேரமும் வீட்டுக்குள்ளேயே வைச்சிருந்தா மட்டும் தான், அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் நேரம் அப்பல்லாம் வந்து இது பார்ப்பாங்க, அப்புறம் வந்து நான் வந்து, இந்த பூங்காக்களுக்குலாம் கூட்டிட்டு போவேன், சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, "போதும் நம்ம பார்த்தது. வா, பூங்காவுக்கு போயிட்டு, நம்ம வந்து விளையாடிட்டு வரலாம், கொஞ்சோண்டு நண்பர்களோடு பேசிட்டு வரலாம்", அப்படின்னு கூட்டிகிட்டு போவேன், இல்லை கடைக்கெல்லாம் போறப்போ, அவங்களை கூட்டிகிட்டு போவேன். இப்போ நம்ம அவங்கள வீட்டில விட்டுட்டு போனா தான், உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, எங்கே போனாலும் நம்ம கூட கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இப்போ, நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போறேனா கூட்டிகிட்டு போனா அவங்களும் சேர்ந்து எனக்கு பொருள்கள வந்து தேடி எடுத்துட்டு வந்து போடுவாங்க.
சிறப் அது,
இப்போ நான் வந்து ஒரு ஒரு பருப்பு வாங்குறேன் அப்படின்னா, அவங்க 3 வகையான பிராண்ட்லேருந்து எடுத்துட்டு வந்து, அம்மா இதுதாம்மா விலை கம்மியா இருக்கு. இது நல்லாயிருக்குமான்னு பாருங்க, இது வாங்குங்க அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு எப்படி ஷாப்பிங் பண்ணணும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு தேர்ந்தெடுக்கணுன்ற அந்த ஸ்கில்ஸுமே வளர்க்குற மாதிரி தான் நான் வந்து பழக்கி வச்சிருக்கேன்.
ஆ. பரவாயில்லையே! அருமையா சொல்றீங்க. ம். அ எப்படி அது வந் இப்போ நானுமே சில நேரம் குழந்தைங்கள வந்து, அ வெளியில கூட்டிகிட்டு போவேன் ஷாப்பிங்க்கலாம், ஆனா என்னோட குழந்தைங்க அவ்வளோ பெரியவங்க இல்லாதனால, அவங்க சும்மா அப்படியே ரேண்டமா எடுத்துட்டு வருவாங்க, அதை அழகா அந்த இது நல்லாருக்கும், இது வந்து விலை நல்லாருக்கும், அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எப்படி நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க?
<chuckles> இப்போ சில நேரம் ம். கண்டிப் நம்ப எடுக்குறோம் இல்லயா? நம்ப இப்ப நானும் என் கணவரும் போறோம் அப்பிடின்னா, நாங்க 2 பொருள் எடுத்து வச்சு, நாங்க பேசுவோம். அவரு என்ன சொல்வாரு? "இது வந்து நிறைய இருக்கு. ஆனா, காசு கம்மியா இருக்குன்னுவாரு." நான் இது என்ன சொல்வேன், "காசு அதிகமா இருக்கு." ஆனா, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல குவான்டிட்டி கம்மியா இருக்கு. இந்தமாரி பேசுறத அவுங்க பாப்பாங்க. அவுங்க எதிர்ல தான் இந்த பேச்செல்லாம் நடக்கும். அப்போ அவங்களுக்குள்ளேயுமே ஒரு முடிவு வரும். "ஓ! இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் போல. அப்பிடியே ஒரு பாதாம் பாக்கெட்ட போய் நமப எடுத்து போட்டுக்கக் கூடாது போல. நான் ஒரு பாதாம் வாங்குறன்னா, 4 வகையான பிராண்ட்டுடைய அதோட விலைகள், அதோடைய குவான்டிட்டி, அதோடைய தரம், அது பின்னாடி என்ன போட்டிருக்கு? அது எந்த ஊர்லருந்து வந்திருக்கு? இதெல்லாம் பார்த்து வாங்குவேன். இதெல்லாம் நாங்க பேசும்பொழுதே அவுங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நான் அப்ப அப்பிடியே சும்மா ஒரு வேல கொடுப்பேன். "அம்மா! அந்த பேர்ல இருக்கிறத போய் எடுத்துட்டு வாம்மா!"அப்பிடின்னு சொல்லுவேன். அவுங்களும் போய் இந்த வந்து கிரீன் கலர்ல இருக்கு. இந்த பேர்ல இருக்கு. அப்பிடின்றது வந்து அழகா எடுத்துட்டு வருவாங்க. அப்பிடியே அவுங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு நான் உக்காந்து கிளாஸோ, லெக்சரோலாம் எடுக்க மாட்டேன். நம்ம பேசுறத வச்சு அவுங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லயா? குழந்தைங்களுக்கு அந்த பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ப கெட்டது சொன்னாலும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில நல்ல விஷயங்களுமே அவுங்களே தானா புரிஞ்சுக்குவாங்க.
ம். ஆ. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நம்ம அதுக்கு வெளியில கூட்டிட்டு போய் அந்த எக்ஸ்போஷர் கொடுத்தா தான் அவுங்களால புரிஞ்சிக்க முடியும் இல்லயா?
ஆமா. கண்டிப்பா. அவுங்கள வீட்டிலேயே வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவுங்கள வீட்டிலே வச்சிருந்தா அவுங்க மறுபடியும், மறுபடியும் தொலைக்காட்சி பார்க்கலாமா? ஃபோன பார்க்கலாமா? எதாச்சும் சாப்பிட்லாமா? ஏன் எதனா பண்ணலாமா? அப்பிடிதான் யோசிப்பாங்களே தவிர, அதே நீ சில நேரங்கள்ல அவுங்க ஸ்க்ரீன் நிறைய பார்க்குறாங்கன்றப்போ, அவுங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அவுங்களுக்கு புடுச்ச மாதிரிலாம் நான் கொடுப்பேன். பொம்மை செய்றது, க்ளேல இது பண்றது, வரையிறது, "இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவுங்க அத மறந்துட்டு, கொஞ்சம் இதில வந்து என்டர்டெயின்மெண்ட்டா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க.
கண்டிப்பா ரொம்ப ஆ. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ ரொம்ப நல்ல உரையாடலா இது இருந்தது. குறிப்பா நீங்க வந்து நான் வந்து என் குழந்தைங்களுக்கு தப்பான விஷயத்தலாம் காட்டவே மாட்டேன். அத காமி பார்க்க வேண்டிய சூழல் வந்தாலும், அதில என்ன தப்பு இருக்குன்னு நான் அவுங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். அப்பிடின்னு சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நானுமே அத பின்பற்றணும் அப்பிடின்னு நினைக்கிறேன். உங்களோட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
நன்றிங்க.